ம்.
இப்பயுமே, இப்ப வந்து நீங்க நல்லா வந்துட்டு இருக்கீங்க, அந்த இதுல.
ஆ, நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு வந்திர் இல்ல கிளாஸ் முடிச்சிட்டேன். இருந்தாலுமே நான் லாஸ் ஆகலேன்னு சொல்லவே மாட்டேன். இப்பவுமே லாஸ் ஆகுது அப்பிடிங்கிறது வந்து. லாஸ்ங்கிறது வந்து அப்ப இருந்த அளவுக்கு இல்ல. இப்ப ஏன்னா, ஒரு மாசத்துல ஒரு ரெண்டுட்டு 2 டைம், 3 டைம் அப்பிடி தான் இருக்கும்.
ஓ! இன்னும் நீங்க கிளாஸ் முடிக்கல. புரியுது, புரியுது. ஓ! சின் ம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னுதான் சொல்லலாம். அதாவது அ இது தோல்வியில போகுதுன்னு சொன்னாலுமே, அது ஒரு அதனால ஒரு பாதிப்பு எனக்கு வருதுன்னு தெரிஞ்சாலுமே, உங்க முயற்சி ஒண்ணு இருக்கு. ம் ஏன்னா, நீங்கச் சும்மா தோல்வியடஞ்சு நீங்கச் சும்மாவும் விடக் கூடாது அப்பிடின்னுட்டு, அ அத வந்து நீங்க ரொம்பவே முயற்சி பண்ணி அதுக்கொரு ப ஒரு அ என்ன சொல்றது? ஒரு கிளாஸ் போயி அதக் கத்துக்கிட்டு, வந்து இனிமே அ ஒரு சில தோல்வி. அதாவது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லன்னாலும் கொஞ்சம், கொஞ்சம் தோல்வி தான் இப்ப இருக்கு. நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், அப்பிடின்னு நீங்கச் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாவும், ஆச்சரியமாவும் தான் இருக்கு. ஆ உங்க கண்டிப்பா
ம். ம். கண்டிப்பாங்க. ஏன் ஏன்னா
உங்கட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அ
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஏன்னா, இது கூட நம்ம போட்டி போட்டு ஒண்ணு அது வின் பண்ணனும் இல்லனா, நம்ம வெற்றி பெறணும். ஏதா ஒண்ணுதானங்க இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சரிங்க, உங்கட்ட பேசினது ரொம்ப மகிழ்
நன்றிங்க, நன்றி. நன்றி.
சியா இருக்கு. நன்றி!

ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அ தோல்வின்றது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வரும். அது இதுக்கு தான் வருது, அதுக்கு தான் வருது நம்மளால அத <tsk> நிர்ணயிக்க முடியாது. அப்டின்னும்போது உங்க தோல்வி வந்து உங்க கலைய வந்து எப்டியாவது பாதிச்சிருக்கா?
ம். அ கண்டிப்பாங்க. பழ எ என்னோட தோல்வி வந்து என்னையவே பாதிச்சதுன்னு சொல்லுவேன். எங்க கலைன்னு இல்ல, என்னயவே என் வாழ்க்கைக்கே ரொம்ப பாதிப்பு வந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து, வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி கூட நான் எங்க வீட்டுக்கெல்லாம் போயி, ஏன்னா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பங்கு சந்தைன்னு நின்னு ஏன்னா நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் வந்து இந்த பங்கு சந்தைக்குள்ள ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுமே வந்து எனக்கு எதுவுமே தெரியாம ஆரம்பிச்சங்காட்டிக்கு என்னன்னா, எடுத்ததெல்லாம் தோல்வி. 1 ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, வெற்றி பார்த்தேன். அந்த வெற்றி பார்த்தோனா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் பார்த்தீங்களா? நம்மனால முடியும். எப்டி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து, நஷ்டமடையும்போது நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் இருக்கும். அப்ப பண்ண பண்ண என்னன்னா, அடுத்தடுத்து தோல்விகள் மட்டுமே வரும்போது என்னன்னா, ஒரு பயம் வந்தது.
அச்சச்சோ! புரியது, புரியுது. அச்சோ! ம். சரிங்க. ம். சரி, சரி. ஆமாம். ம். கண்டிப்பா.
அதுக்கப்புறம் ஒய் எ இருந்தாலும்
ஒ அச்சச்சோ! அதாவது, நீங்க அத பத்தி நல்லா ஒரு 100% ஏன்னா இந்த மாரி விஷயத்தில வந்து நம்ம 100% நம்மளுக்கு தெரிஞ்சா தான் நம்ம போய் அதில போய் நுழைய முடியும் அப்டின்ற மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்டின்ற மாரி இத பத்தி உங்களுக்கு 100 சதவீதம் நல்லா தெரியுமா? <tsk> ஏன்னா இதுல இழப்பு வந்தாலும் அது நம்மளுக்கு தான் இழப்பு, அப்டின்னும்போது, அத ஈடு கட்டுற மாரி நம்மளுக்கு எல்லாமே வேணும் இருக்கணும் அப்டின்னும்போது, அது உங்களுக்கு தெரியுங்களா?
கண்டிப்பாங்க. இல்ல. கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நான் இதுக்குள்ள ஆரம்பத்தில வரும்போது இப்போ ஆரம்பத்தில வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் பெரிய தொகையா போட்டேன். இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்டின்னோம்னா, பெரிய தொகையா போட்டு பெரிய லாபத்த பார்த்தங்காட்டிக்கு, அ எடுத்த எடுத்ததுமே வந்து நான் பெரிய தொகையா உள்ள போடும்போது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துருவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய தொகையா முடிஞ்சிரும். மறுபடியும் வாங்குவேன். மறுபடியும் என் கணவர்கிட்ட கேட்டு மறுபடியும் வாங்குறது. மறுபடியும் அது ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம பண்றது. இப்படியே வந்து அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில அவரே வெறுத்து போகும் இல்லைங்களா?
அச்சச்சோ! ஆ. அச்சோ! புரியுது, புரியுது. அச்சோ! ஆமா, இப்ப அவுங்க எதுவும் சொல்லலையா? நீங்க இத பங்கு சந்தையில போய் இறங்க போறீங்கன்னதோ, அவுங்க எதுவும் சொல்லலையா?
ஏன்னா <sneezes> இல்லைங்க. ஏன்னா அவருனால தான் நான் ஆரம்பிச்சதே. <chuckles> அதுதான். ஏன்னா ஆரம்பத்தில எனக்கு தெரியாது. 2 பேருமே ஏன்னா கொரோனா டைம்ல அவரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி இருந்தங்காட்டிக்கு 2 பேருமே பண்ணணும். அப்புறம் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வர சொன்னதுக்கப்புறம் என்னன்னா, நீ மட்டும் பண்ணு. என்னால வந்து வே அலுவலகத்துக்கு போறங்காட்டிக்கு அவர்னால இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது இலைங்களா? அங்க ஒத்துழைக்க மாட்டாங்கங்கிறனால, இது உனக்கு தான் க சரியா வரும். அதனால நீயே பார்த்துக்க அப்டின்னு விட்டுட்டு போனதுக்கப்புறம், கூட பக்கத்தில ஒருத்தருமே இல்லைங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஏன்னா, பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்டிங்கும்போது நான் பண்ணும்போது என்னன்னா, அட் லீஸ்ட் அந்த லாஸ் நஷ்டம் வரும்போதாவது பக்கத்தில இருக்கிறவங்க சொல்றத பேச்ச கேட்டாது நம்ம அத சீக்கிரம் வித்துருவோம்.
ஆ. சரி. அச்ச சரிங்க, சரிங்க. அப்போ சரி. ஆ. புரியுது, புரியுது. ம். ஆமா, கண்டிப்பா. அச்சோ! ஆ, சரிங்க.

ஆ, புரியுது, புரியுது.
ஏனா அத நாளைக்கு கூட நம்ம சம்பாரிச்சுக்க முடியும். நீ அதிகமா போனினா அத நாளைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் கஷ்டம். இல்லைங்களா? அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணும்போது, என்னால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடில. ஒரு கட்டத்தில என்னன்னா, நான் பாத்துட்டே இருப்பேன். அதை அதிகமா ஃபுல்லா போற வரைக்கும் விட்ருவேன்.
புரியுது, புரியுது. ஆ. போச்சு. அச்சச்சோ! ஆ புரியுது, புரியுதுங்க. அது ஏன் உங்க மனநிலை இப்படி ஆயுடுச்சு. அதிகமா போற வரைக்கும் விடறதுக்கு.
ஆ அப்போ நீங்க என்னைய சொல்ல சொல்லனும்னா எல்லாருமே இந்த வ பங்கு சந்தையில் பண்றவங்க, ஆரம்பத்தில இதை தான் பண்ணுவாகங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஏனா அது நானுமே அனுபவிச்சங்போது தான் தெரியுது. அப்ப எல்லாருதுக்குமே அப்படித்தான் மனநிலை இருக்குமோ என்னமோனு தெரியுது. ம்.
அப்டியா? அதாவது ஒரு ஆசையிலையா? ஆ. இல்ல இல்ல இப்ப உங்க கணவர் சொல்லிருக்காங்கில ஒரு ரூ. 2,000ல வரம்போதே நீ இது பண்ணீருன்ட்டு. நீங்க ஏன் இவ்வளவு நேரம் விட்டீங்கனா, ஒரு ஏய் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பாத்தா நெறைய வருன்ற ஒரு ஆ ஆசையில நீங்க அப்படி விடனும். ஆ. ஆ, சரி.
ஆ அந்த காரணம் தான். கண்டிப்பா. ஏனா இப்ப நீங்க கீழ வந்தா, நீங்க எனக்கு வந்து கீழயோ மேலேயோ போறதில வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன். கீழ வந்தா உங்களுக்கு லாபம் வரும் மேலே போனாலும் லாபம் வரும். புட்காலுன்னு சொல்லுவாங்க. கீழவ மேலே போனா காலு, கீழ வந்தா புட்டும்பாங்க அப்ப நீங்க கீழ போறத வாங்குறீங்க அப்டின்னா ஒரு கட்டத்தில நீங்க வாங்கின விலைக்கிட்ட வந்துட்டு, அப்ப வந்து அதுக்கு கீழ போகும். ஒரு ரூ. 10 ஏறினா உங்களுக்கு ஒரு லாபம் வரும் அப்டிங்கிறத நீங்க எதிர்பாத்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, டக்குனு மேலே போயுருச்சு அப்டின்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லீங்களா? அப்போ மறுடியும் வரட்டும்னு வெயிட் பண்ணும் போது அது சைடா போச்சு அப்டினம்னா, அது நம்ம பிரீமியம் எல்லாமே கரஞ்சுரும்னு சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாமே ௦ போயுரும். நீங்க என்ன தான் கீழயே வந்தாலும் கூட, நீங்க வாங்கின விலையே அதில வராது.
ம். புரியுது, புரியுது. ம். புரியுது, புரியுது. ஆ சரி. அ. ஆமா. ஆ கண்டிப் ஓ. ஓ! புரிது புரியுதுங்க. அப்போ உங்க வந்து நீங்க ஒரு இடத்தில போய் கரெக்ட்டா தான் பண்ணீருக்கீங்க. ஒரு ஆசையினால கொஞ்சம் வெயிட் பண்ண போய், அது லாஸ்ஸா முடுஞ்ச கதையாயிடுச்சு.
ஆ. ம்.

ம். செரிங்க, செரிங்க.
அதுதான். ம்.
கண்டிப்பா. அது அந்த தோல்வியுற் இப்போ வந்து <tsk> அப்படி சொல்லிட்டாங்க ஆ, இருந்தாலும், இதுல நம்மளுக்கு ஒழுங்கா செட் ஆவல. அது உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்த குடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படினும்போது, அத ஏன் நீங்க கைவிடல?
ம். ம். கைவிடலங்கும்போது, ஆ கரெக்ட்டு. ஏன்னா, நான் இதல வந்து நா எல்லாமே கத்துக்கிட்டேன் எப் எப்பவேனாலும் போகுங்கறது எல்லாமே. ஏன்னா இங்க, பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து பயிற்சியும் வரும், இல்லைங்களா? அப்ப, நான் இத்தன வருஷம் பண்ணியிருக்கும்போது, ஏதோ நெறைய விஷயம் கத்திருப்பேன், இல்லைங்களா? முக்காவாசி, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே உள்ள இருக்கும்போதே, பாதி விஷயம் தெரிஞ்சிரும். அப்ப, நம்ம இத்தன வருஷமா அது கூடயே நம்ம வந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு விடுறதுக்கு வந்து எனக்குமே மனசும் வரல. அப்புறம், வகுப்புகள் போய் கத்துகிட்ட என்னதான் நம்மள அதல சாதிக்கறதுக்கு இருக்குன்னு பாக்கலாங்கறகு கோசரம் தான் நான் வகுப்பே போனேன். அப்போ வந்து
அதுலருந்து ஒரு ஆ, அதுதான். ஆ. கண்டிப்பா. ஆ. ம். செரி. ஆ. புரியுது. மனசு இல்ல. ம், போனதுல என்ன கத்துக்கிட்டீங்க?
ஆ, அதுதான். எங்கு வாங்கணும், எங்க வாங்கக்கூடாது? எந்த இடத்துல எல்லாம் வந்து, அப்புறம் எதுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் -ன்னு ஒண்ணு இருக்கும். எப்பவுமே அது ஆரம்பத்திலேயே இருக்குன்னு வைங்களேன். ஸ்டாப் லாஸ் வெச்சுட்டோம்னா, நீங்க பெரிய லாஸ் போகாது. இது வந்து நம்ப வகுப்புகள் போகறக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் போடாம தான் நான் வாங்குனதெல்லாமே, ஆ, எல்லாமே போனதுக்கான ரீசன் சொல்லுவேன்.
ம். ம். செரி, செரி. ம். செரி, செரி. ஓ! செரிங்க, செரிங்க. ஆனா, இப்ப நீங்க கத்துக்கட்டு நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்கீங்களா? எப்படி?
ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, டெக்னிக்கல் லெவல் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லயா? இல்ல, ஆரம்பத்தில நம்ம எதனால அது போகுது, எதனால கீழ வருதுன்னு கூட தெரியாது. அதுக்கான பல காரணங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுகிட்டேன்.
ம். புரியுது, புரியுது. ஓ! செரிங்க, செரிங்க. ம்